அதாவது இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா, இப்பவுமே நான் என்னுடைய பசங்களுக்குல்லாம் சொல்லுவேன். ஆ ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இந்த காலத்துக்கு சேர்ற ஒரு கதை வந்து அந்த காலத்திலேயே என் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா எங்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க அத. <laughs>
ஆ பகிர்ந்துக்காம இருக்க முடியுமா? எவ்வளோ நல்ல கதை அது.
எனக்கு எனக்கு நீங்க சொல்ற ஒரு ஒரு கதையும் ஆர்வமா இருக்கு. அடுத்த கதை என்னன்னு வெயிட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க சொன்ன இந்த பேய் கதைய அப்ப கேட்கும்போது, எனக்கு என் சின்ன வயசு கதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. இதே மாரி தான்
<snorts> ஆ. <chuckles> ஓ! நீங்களும் பேய் பாத்து பயந்துருக்கீங்களா?
கண்டிப்பா. நான் கொழந்தையா இருக்கும்போது அப்பா வந்து ம். கார் டிரைவர் அப்டின்னும்போது ஒரு 10 நாள் கிட்ட அந்த இப்ப சபரிமலைக்கு அந்த மாரி போறாங்கன்னா, போயிருவாங்க. 10 நாள்க்கு போயிருவாங்க. அப்ப அம்மாவும் நானும் தனியா இருப்போம் வீட்ல. நீங்க சொன்ன அந்த சல் சல் சத்தம் வீட்டுக்கிட்ட இருக்குறவங்க பேசி நான் கேட்ருக்கேன். நான் கேட்டதில்ல. ஆனா அவங்க சொல்லி கேட்டுருக்கேன். அப்பன்னும்போது நைட் நாங்க 2 பேரும் தனியா படுக்கும்போது, எனக்கு அந்த ஒரு <tsk> உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். "ஒரு வேளை அந்த அந்த சல் சல் சத்தம் கேட்குமோ." அதுக்கு நான் என்ன கையாளுவேன்னா, என் பக்கத்துல அ 2 பக் 2 சைடுமே 2 தலையனை வச்சிருப்பேன். என்னோட சின்ன வயசு புரிதல் என்னன்னா, "நம்ப பக்கத்துல இடம் இருந்தா தான் அந்த பேய் வந்து நம்ம பக்கத்துல படுத்துரும். அப்படி இருக்கும்போது நம்ம தலையனை, நம்ம தலையனைங்கிற பக்கத்துல இங்க 1 தலையனை, இங்க 1 தலையனை அப்டின்னு நம்ம வச்சுட்டோம்னா, இடம் இருக்காதுல்ல. அது எங்க படுக்கும் நம்மகிட்ட." அப்டின்னு சொல்லிட்டு, என் தலைக்கு மேல 1, காலுக்கு கீழே 1, சைடுல 1 இந்த சைடுல 1ன்னு வச்சு படுப்பேங்க. அது எனக்கு ஏன்னா நம்ம பக்கத்துல 4
ஆமா. ஆமாங்க. ஓ. ஆஹ். புரியுது. ஆ. ம். <chuckles> <laughs> ஓஹோ! இல்லை. அது வேணா நான் இன்னைக்கும் அத ட்ரை பண்ணி பார்க்கலனு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றிக்கு அந்த ஐடியாக்கு.
அது எனக்கு ரொம்ப இப்ப நினைக்கும்போது சிரிப்பா இருக்கு. அப்போ வந்து அது ஒரு பயக்கலந்த ஒரு இதா இருக்கும். அதுதான் ஒரே தி
புரியுது.